ஏன்னா, உங்களுக்கு ஒரு சோர்வா இருக்கும். வேலை செஞ்சிருப்பீங்க. அதோட சேந்து குழந்தையையும் பாத்துப்பீங்க. அதனால உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஒரு 10 நிமிஷம் கெடைச்சா அப்டி ஒரு ஓரமா படுக்கலாமா, அப்டிங்கறது தான் உங்களுக்கு தோணும். அது எனக்கும்
கண்டிப்பா. அ நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம அவுங்க ஏதாச்சு ஃபோன் வச்சுட்டு நோண்டுனாங்கன்னா, நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்கும். அந்த மாரி சொல்ல வர்றீங்க. கரெக்ட். ம்ஹ்ம்.
<laughs> சரியா, சரியா சொன்னீங்க. ஏன்னா வந்து, இன்னைக்கு இருக்க ஒ இதுல வந்து, எல்லாருக்குமே எனர்ஜி அப்படிங்கறது, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சத்தான உணவுகள் சாப்புடறதில்ல, எப்போ பாத்தாலும், எதாவது ரொம்ப லேட் நைட்டா தான் நம்ம தூங்குறோம். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? இது நம்மள அ நம்மள பாதிக்குதுனு நான் பாக்குறேன். அப்ப என்ன பண்ணலாம்னா, சாயந்தரம் வந்து, வந்தவோன்னே, நம்ம வந்து கொஞ்சம், கொஞ்சம் இதுக்கு ஒரு எத ஏன்னா, நீங்க வந்து ஒரு பரம்பரைய உருவாக்குறீங்க அப்படிங்கிறப்ப, அது வந்து அந்த சமுதாயத்த உருவாக்கும். இல்லைங்களா, அப்ப நாம என்ன பண்ணணும் அப்டின்னா, அவுங்கள வெளிய கூட்டு போணும். குழந்தைய கைய பிடிச்சு வெளிய கூட்டு போய்ட்டு, அங்க வந்து, இப்ப நீங்க நல்லா பாருங்களேன், சென்னை போன்ற நகரங்கள்லயோ, இல்ல வந்து ஒரு பெரிய நகரங்கள்ல வந்து, அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்திருப்பாங்க மக்கள் இல்லையா, வாழ்வாங்க இல்லையா, அவுங்க குழந்தைகளுக்கு உடம்புல துணியே இருக்காது. ஆனா சாக்கட பக்கத்துல தான் விளையாடுவாங்க. ஆனா அவுங்களுக்கு வியாதி வந்து நீங்க பாத்துருக்கீங்க?
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, இல்லங்க. அ கண்டிப்பா.
ய எந்த எந்த வியாதியுமே வராது. யாராவது கொண்டு போய் கார ஏத்தி அவனுங்கள கொல்லாம இருந்தா, அவுங்க ரொம்ப இதா வாழ்வாங்க. ஏன்னா, அவுங்க அந்த <chuckles> அந்த இயற்கையோட அவுங்க இணைஞ்சு இருக்காங்க. நாம என்ன பண்றோம்? "ஐயோ நம்ம கொழந்தைக்கு மண்ணு ஒட்டிரும். ஐயோ நம்ம கொழந்தைக்கு வந்து இந்த தண்ணீ குடிச்சா இது ஆயிரும்" அப்டின்னு சொல்லிட்டு, நாம கொண்டோய் ஏ சி ரூம்ல படுக்க போட்டுர்றோம், அவுங்கள. அந்த இ நேச்சுரலான ஒரு இயற்கை எதிர்ப்பு அப்டிங்கிறது, அவுங்கள அந்த என்வரான்மென்ட்ல வச்சிருக்கப்ப தான் தான் வரும் அப்டின்னு சொல்ட்டு நம்மளும் இந்த
ம். ஆமா. கண்டிப்பா, அழகா சொன்னீங்க. கண்டிப்பா அதான் உண்ம. <chuckles> கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்